ஓ! சரி.
என்னன்னா வந்து, என்னோட மொழி வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். அ ரொம்ப குறிப்பிட்ட விஷயத்த தான் நான் சொல்லுவேன் அப்பிடிம்பாங்க. அதுவும் எனக்கு வந்து அது என்னுடைய இயல்பு, அப்பிடின்னு தான் சொல்லணும். அத வந்து பாராட்டுறதா எடுத்துக்கக்கூடாது ம்.
நிச்சயமா, நிச்சயமா. இப்போ ஆமா பொதுவாவே வந்து வீட்ல ஒருமாரி வந்து பேசுவோம் இல்லயா! ஆனா பள்ளிக்கு போனோம்ன்னா, அப்ப வந்து வேறமாரி இருக்கும், நம்மளோட பேச்சு, நம்மளோட தொனி வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி பேசுவீங்க? ஒரு சிலர் வந்து ரொம்ப பொலைட்டா பேசுவாங்க. ஸ்ப ஸ் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டோன்னா. ஆனா வீட்ல போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவுங்க குரல் தான் அங்க ஒசந்து நிக்கும் அ அவுங்க அங்க பேசுறது இங்க கேக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க எந்தமாரி பேசுவீங்க?
ஆமா. ஆ. ஆமா. ம். ம். ஆ. ஆமா. அது நான் ரெண்டா நடிப்பேன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி. என்னன்னா, வீட்ல என்ன பண்ணுவேன்னா, என் அண்ணன் கூட சண்டை போடும்போது, எங்க அம்மாட்ட அப்பாட்டலாம் போட்டு விடுவேன். அவன் என்னைய இப்பிடி பண்றான், அப்பிடி பண்றான்னு. அப்ப வந்து, அவன் இவனு இஷ்டத்துக்கு எங்க பாஷையில அது ஒரு தமிழ் <laughs> என்ன சொல்றது அவன வந்து, வா, போன்னு பேசுறது இப்புட்லாம் பேசுவேன். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போனா ம்.
<laughs> கண்டிப்பா. <laughs> <laughs> அதுலயும் ஆமா, ஆமா. அதிலயும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு தெரியுமா? நமக்கு ஃபேவரா ஏதாவது நம்ம அண்ணனோ, தம்பியோ பண்ணிட்டாங்கன்னு வையுங்களேன், அந்த இடத்துல நம்ம சொல்ல போற விதம் வந்து வேறமாரி சொல்லுவோம், அம்மா அப்பாட்ட. இதே இது நமக்கு எதிர்மறையா எதாவது செஞ்சுட்டாங்கன்னா, அப்போ நம்ம சொல்ல போற விதமும், நம்ம குரலும் சரி வேற மாதிரி இருக்கும்.
ம். ம். ஆமா. அ. ஆமா. ஆனா வந்து பள்ளியில போய் பேசும்போது என்ன பண்ணுவேன் வந்து, யாராவது ஏதாவது அண்ணன் அண்ணன் பத்தி கேட்டாங்கன்னா, "அண்ணன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க" அப்பிடின்னு கொஞ்சி, கொஞ்சி தான் பேசுவோம். <laughs> உண்மையிலேங்க லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுனாலும் அப்பிடி தான சொல்லுவாங்க எல்லாரும். வீட்ல போனா
<laughs> ஆ. ஆமா, ஆமா, ஆமா. விட்டுக்குடுக்க மாட்டாங்க இல்ல!